இப்ப ஏதாவது ஒரு சூழல்ல, நம்ம மற்றவர்களோட நம்ம ஒரு ஒப்பீடு செய்து, நம்மள பற்றியோ அல்லது பிறரை பற்றியோ பேசுறது எல்லாம் உண்டு. ஆனா, அப்படி பேசுறப்போ அதனால் நேர்மறை விளைவுகளும் வரும், இல்லை எதிர்மறையாகவும் நம்ம இதை சந்திப்போம். நிறைய பிரச்சனைகள் அல்லது ஏதாவது ஒரு சூழல்ல அது எப்படி வேண்டுமானாலும் விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ய இந்த ஒப்பீடு செய்யறதை நீங்க ஏதாவது அதனால் குறைந்த அனுபவம் உண்டா?
கண்டிப்பாங்க. ஆனா இதில் என்ன என்று பார்த்தீங்க என்றால், என்னை வைத்து தான் மற்றவன் கிட்ட ஒப்பிடுவாங்க
அப்படியா!
அதனால் தான் அது ஒரு பெர் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கு எனக்குங்க.
அஹா! என்ன அப்படி என்ன உங்கள ஒ ஒப்பிடுவாங்க?
இப்ப ப அ அது என்ன என்று பார்த்தீங்க என்றால் வந்து, எனக்கு தந்தை இல்லைங்க. அதனால் நான் வந்து ஒரு எனக்கு அம்மா மட்டும் தான், நா நான் மட்டும் தான். தங்கச்சியோ, கூட பிறந்தவங்க அந்த மாதிரி யாரும் இல்லைங்க.
சரி, சரி.
அதனால் வந்து என்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கிறது என்கிறது வந்து, எங்க அம்மாவை தவிர வேறு யாராலும் வைத்துக்கொள்ள முடியாதுங்க. ஆனா இதுவே ஒரு அப்பா இருக்கிற குடும்பத்தில் பார்த்தீங்க என்றால், ஒரு பையனை வந்து கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியாமல், அவங்களே ரொம்ப தெனறுவாங்க.
ஆஹ. ஓ! சரி, சரி.
கிட்டத்தட்ட ஒரு காளையோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க பசங்க.
ஆஹ்ம்.
அப்படி இருக்கும்போது, வந்து என்னைய வந்து எங்க அம்மா கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்குறது வந்து, ஒரு ஆச்சரியமான விஷயமா, மத்தவங்க பாப்பாங்க.
சரிங்க, அ.
அதுனால வந்து ஒப்பிட்டு பாக்குறதுக்கு வந்து நெறைய பேத்துக்கு, நெறைய சூழ்நிலையில என்னைய வச்சு ஒப்பிட்டு பாக்கும்போது, அ அது வந்து என்னோட வயத்து ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு, என் மேல நானே எந்த தவறு செய்யாமலும், ஒரு மறைமுக தவறுக்கான ஒரு ஆளா, நான் மாறிடுதுனால, அவுங்களுக்கு என் மேல கோவம் வந்துருதுங்க.
ஓ! சரி, சரி. அ, அ.
ஏன்னா, நம்ம ய நார்மலா யாருமே ஒப்பிட்டு பாப்பது வந்து மோசமான ஒரு விஷயம் தான். நல்ல விஷயம்னு சொல்லக்கூடாதுங்க.
அ, அ, அ.
அது சுயமா பரிசோதனை செய்யும்போது ஒப்பிட்டு பாக்கலாம். அதுல எந்த தவறும் கெடையாது.
அ நல்லா சொன்னீங்க. ம்.
ஆனா, மத்தவங்க வந்து நம்ம, ஒப்பிட்டு பாத்து ஒரு விஷயத்த செய்யுறாங்க, பண்ணும்போது, அது கண்டிப்பா வலிய தரக்கூடிய விஷயம் தான்.
சார், நீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அனுபவம் இருக்கா? அந்த மாதிரி ஒப்பீடு செஞ்சு, உங்கள ரொம்பவே கஷ்டம் ஏற்பட்ட அனுபவம்.
இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா, வந்து பள்ளி படிப்புல எல்லாம் வந்து பெரியதா ஒப்பீடு பண்றதுக்கு வந்து, வாத்தியார தவிர வேற யாரும் பண்ணுனது கிடையாதுங்க. அது வாத்தியார் பண்ணவும் கூடாது. ஆனா, சில நேரத்துல வந்து அவங்க பண்ணிருறாங்க. அது அவங்களோட எந்த காரணம்னு சொல்றதுக்கு தெரியல்லங்க. ஆனா, அவங்களும் பண்ணிருறாங்க, மறந்தாப்புல.
ம். அ சரிங்க. <tsk> புரியுது. இப்ப ஒரு மாணவரோட, உங்களுடைய கல்வி சம்மந்தமா ஒப்பீடு செஞ்சி, "அவன் பாத்தீயா? எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்? நீ ஏன் இப்படி? உனக்கு ஒண்ணும் வராதா?" அப்டீன்னுலாம் சொல்றதா?
இல்ல, அப்படி இல்லைங்க. எப்படி ஒப்பிடுவாங்கனு சொன்னோம்னா, ஒரு வேலைய வந்து அவுங்க குடுப்பாங்க. வீட்டு அந்த ஹோம்வொர்க்னு சொல்வாங்க. அந்த இத முடிக்காம நம்ப போயிட்டோம்ன்னா, மத்தவங்க முடிச்சிட்டு வரும்போது, "உனக்கு என்ன வே இது?" அப்டீன்னு சொல்லி கேப்பாங்க. இத நீங்களே அனுபவிச்சிருக்கலாம்.
ஆ. ஆமா. ம், ம். அ, ஆ. "அவுங்கல்லாம் முடிக்கிறாங்க, உன்னால ஏன் முடிக்க முடியாது?" அப்பிடி சொல்லுவாங்களா? ம்ஹ்ம்.
ஏனா மார்க் மதிப்பெண் வைச்சு தான் ஒப்பிடுவாங்க. ஆமா. மொ அ நம்ம படத்தில எல்லாம் பார்க்கும்போது மதிப்பெண்ண தான் மெயினா பேசுவாங்க, ஆனா இன்னக்கி காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா, அந்த படிப்பு வந்து வேலை முடிக்காம வந்ததுக்கு தான் அவுங்க கேப்பாங்க. ஒரு சிறுவரா இருந்துட்டு, உங்களுக்கு வீட்டு வேலை வேற என்ன இருக்கபோது, படிப்ப தவிர அப்பிடின்னு தான் அவுங்க பார்ப்பாங்க.
ம்ஹம். ஆமா, ஆமா, ஆமா.
ஆனா, உண்மையில என்னனு பார்த்தீங்கன்னா, இந்த தந்தை இல்லாதவர்கள், இல்லனா அம்மா அந்த மாதிரியான வீட்டுக்கு நீங்க போனீங்கனா, அந்த பையனோ! இல்ல அந்த பெண் குழந்தையோ! அவுங்க வந்து பெரிய அளவுக்கு அந்த வீட்டில வந்து ப முக்கியமான விஷயத்தில எல்லாம் அவுங்க கலந்துக்குவாங்க.
ஆ ஆ சரி, சரி. புரியுது. நீங்க அழகா சொன்னீங்க. அவுங்களுக்கு அந்த பொறுப்புகள் வீட்டு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இல்லயா!
வீட்டு வேலைகள்ல. ஆமாங்க.
சரி, சரி. அதனால வந்து, இந்த பள்ளி படிப்பில கொஞ்சம் வந்து கவனத்த சிதற விடக்கூடிய நிலைமை அதாவது அத குறித்த நேரத்தில முடிக்க முடியாத ஒரு னு சூழல் எல்லாம் இருக்குன்னு சொல்ல வர்றீங்க.
அ. ஆமா. அத் அதன்
சரி, சரி. நீ ம் சொல்லுங்க.
அதன் காரணமா பார்த்தீங்கன்னா, என்னால வந்து அ ஒரு, ஒரு நேரத்திலயும் வந்து, அது ஒரு ஒரு சில பிரச்சனைகள் எ என்னைத் தாண்டி நடந்துரும், அதனால வந்து அந்த வேல, வீட் வீட்டுக்கு வேலை எதுவும் சொல்லி, காரணம் காட்டி அந்த ஹோம்வொர்க்ங்கிறது முடிக்க முடியாம போயிருங்க, இல்லன்னா அந்த தேர்வுக்கு வந்து பயிற்சி எடுக்காம நான் போயிருவேன்.
ம்ஹ்ம். ஓ! சரி சரி சரி ஆ.
அதனால வந்து அவங்க ஒப்பீடு பாக்க சொல்லும்போது வந்து அவுங்களோட புரிதல் இல்லாததுன்னு எனக்கு புரியிதுங்க. அந்த வயதுக்கு அது புரியிறது பெரிய விஷயம் தான். ஆனா புரிஞ்சுது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு எடத்துல அது ஒரு வலிய குடுக்கத்தான் செய்யுங்க.
ஓ! சரி சரி. இல்ல உங்களோட அந்த உணர்வ புரிஞ்சுக்க முடியிது. இப்ப இது இந்த மாதிரி போறப்ப, ஆந்த ஆசிரியர்க்கிட்ட நீங்க சொல்லலாலம்ல? "என்னுடைய சூழ்நிலை இப்டி இருக்கு. நான் அங்கேருந்து வரேன். இப்டி ஒரு சூழல்ல வரேன். நீங்க இப்டி சொல்றது சரியா இல்லைங்க சார், என்ன சார்?" அப்டின்னு கேக்கலாம்ல்ல.
கேக்கலாங்க. ஆனா என்ன பிரச்சனன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்குறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வெளிப்படையா ஒரு உண்மைய நம்ம வந்து பேசம்போது, அது வந்து அவுங்க அந்த வந்து ஒரு சாதகமா எடுத்துட்டு, தவறான ப ஒரு கண்ணோட்டத்தையோ, இல்ல வேற ஏதாசச்சு ஒரு விஷயத்துல அவங்க நம்ம கிட்ட வந்து நடந்துக்குவாங்களோன்னு சொல்லி யோசிச்சோன்னா, அது கொஞ்சம் பயத்த குடுக்குதுங்க.
ஓ! அந்த மாதிரி ஒரு பயமும் வருதுங்குறீங்க. அ ம். ம்.
ஆமாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து, சிறு சிறு குழந்தைகள் வந்து, பாலியல் இது, அந்த மாரி ரீதியான, ஆசிரியர்கள்லாம் துன்புறுத்துறாங்க அப்டிங்கும்போது, அத கேக்கம்போது, நம்ம வெளிப்படையா நடந்துக்குறது வந்து, ஒரு பிரச்சனைய உருவாக்கும்ங்குறது, எனக்கு புரியிதுங்க இன்னைக்கு. அன்னைக்கு நா நடந்தது, ஏன் நடந்ததுன்னு தெரியல. ஆனா, இன்னைக்கு நடந்த விஷயத்த பாக்கும்போது, நம்ம செஞ்ச விஷயம் சரி தானு தோணுதுங்க.
ஓ! அன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு, இதனால தான் நீங்க அப்டி இருந்திருந்தாலும், ஆனா இன்னைக்கு அத பாக்கிறப்ப, "அன்னைக்கு நம்ம கம்முனு அமைதியா இருந்தது சரிதான்." அப்டிங்கிற மாதிரி தோணுது இல்லையா?
ஆமா.
சரி, என்ன? அப்படி என்ன? வ இன்னைக்கு இன்னைக்கு உள்ள நெலைமைக்கும், அன்னைக்கு உள்ள நெலைமைக்கும் வித்தியாசத்த நீங்க பார்க்குறீங்க? இன்னைக்கு என்ன அப்படி என்ன பிரச்சனைகள எதிர்கொள்றாங்க மாணவர்கள்? அன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு எப்படி இருக்கு?
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து சட்டம் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்குதுங்க. அது மொதல் விஷயம், நல்ல விஷயம்.
ம்ஹ்ம். சரி. சரி, சரி.
ஆனா, அதே சட்டத்த வந்து தவறா பயன்படுத்துற மாணவர்களும் இருக்குறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது என்ன செய்றதுன்னு தெரியலங்க. ஆனா அந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு வெளிய வந்து சொல்றக்கோ, செய்யறக்கோ, வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கும் தெரியாது. அத சொல்லிக் குடுக்கறக்கும் ஆட்கள் இல்லைங்க.
ம். ம். சரி. ஓகே, ஓகே.
அதனால நம்ம வந்து எல்லாத்துட்டயும் உண்மையா, நேர்மையா நம்ம இருக்கலாம். ஆனா அதே சமயத்தில, நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம்னு கருத வேண்டிய அவசியமும் இருக்குதுங்க.
ஓ! சரி, சரி. ஆ.
இந்த பாதுகாப்புங்கிற விஷயமல்லாம் எனக்கு எ எந்த வயதில எனக்கு தெரிய வந்துச்சுன்னு தெர்ல. ஆனா அது, உணர்ந்தனால, அது வந்து நம்ம கொஞ்சம் எல்லாத்துட்டயும் வந்து நம்ம விஷயத்த நம்மோட பிரைவசி அப்படீம்பாங்க. சொந்த விஷயத்த நமக்குள்ளே வச்சுக்கணும். வெளிய பகிர்ந்துக்கிறது நிச்சயமா நல்லதுக்கு இல்ல மட்டும் எனக்கு புரியும்.
ஓ! புரியுது. நல்லா அருமையா சொன்னீங்க அதாவது நம்ம தனிப்பட்ட தகவல்கள, தெரியாத மூன்றாம் நபர்கள்ட்டல்லாம் நம்ம போய் பேசுறப்ப, அது வந்து அ ஏதாவத சிக்கல ஏற்படுத்தும்ங்கிற மாரி நீங்க பயப்படுறீங்க. அது சரியான ஒரு விஷயம் தான?
ஆமா. ஆனா, இதுக்கென்னான்னு பாத்தீங்கன்னா, இந்த சைக்காலஜிஸ்ட்டும் சொல்லுவாங்க. ஒரு ஒரு பள்ளிளையும் இருந்தாங்கன்னா, அவுங்க வந்து இந்த சூழ்நிலைய வந்து கடந்து போறதுக்கு அவுங்களுக்கு உதவியா இருக்குன்னு நான் நம்புறேங்க.
ஓ! ஒரு உளவியல் ரீதியான, அ ஒரு ஆலோசகர ஒவ்வொரு பள்ளியிலயும் அ வைக்கலாங்குறீங்களா?
ஆமாங்க. கண்டிப்பா, அது தேவைங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டனும்.
ஒ ஒரு டீச்சர் போஸ்ட்டு மாரி, அ ஒரு சைகாட்டிஸ்டு, ஒரு உளவியல் ஆலோசகர். ஒரு ப பணியிடத்த ஏற்படுத்தலாங்கிறீங்க. ஆ?
ஆமாங்க. ஏன்னா
அது பிரைவேட்டு பள்ளி. தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி, இல்ல அது அ அரசு பள்ளியா இருந்தாலும் வச்சுட்டா, அந்த மாணவர் வந்து தனக்கான பிரச்சனை ஏதாவது இருந்தா நேரடியா அவுங்கள சந்தித்து, இந்த மாரி விஷயங்கள சொல்லி, அத தீர்வு கண்டுக்கலாம் இல்லையா?
ஆமாங்க. அந்த வேலைய ஆசிரியர் தான் பாக்குறாங்க. அது இல்லைன்னு நம்ம மறுக்கிறதுக்கும் கிடையாதுங்க.
ஓ வ. ம். சரி, சரி, சரி, இல்ல நீங்க சொல்றது சரி தான். இப்ப ஆசிரியர் இருக்கார்ன்னா, ஆசிரியரே எல்லா விஷயத்தையுமே அத கவனிக்க முடியாதுல்ல? அதுக்குன்னே தனியா ஒரு நபர் இருந்துட்டாங்கன்னா, மாணவர்கள் அவுங்கள அணுகி அவுங்களோட பிரச்சனைகள எளிதில சொல்லித் தீர்த்துக்க முடியும்ல்ல?
ஆனா, அவரு ஆமாங்க, அதுக்கான அந்த இணக்கமும் ஏற்படரதுக்கு. அதுக்கும் அவ ஒரு உளவியலாளர், அவரு தான் அந்த வாய்ப்பையும் உருவாக்கிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க அதுல.
ம். இப்ப, ம்.
ஆனா, ஆசிரியர் ஆனா அந்த ஆசிரியருக்கு வந்து அந்த இணக்கம் ஏற்படுத்துறக்கு வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்குங்க. ஆனா, என்ன பிரச்சனைன்னா, வந்து அவருனால வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க முடியாது ஏன்னா அவருடைய முதல் குறிக்கோள் வந்து, ஒரு மாணவனுக்கு படிப்ப புகட்டுறது தான்.
ஆ! சரியா சொன்னீங்க.
அந்த இணக்கத்த வந்து அவர் படிப்பு புகட்ட தான் பயன்படுத்த முடியும் தவிர, அந்த மாணவனோடு சொந்த வாழ்க்கைக்கான பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்கு அவரோட போதிய வருமானமும் உதவாது. அதேமாதிரி அவரோட சூழ்நிலையும் உதவ உதவாதுங்க.
ஆமாமா. அப்ப ஒரு பள்ளி அளவில வந்து ஒரு ஆலோசகர் இருந்தாங்கன்னா, நிச்சயமா அது எல்லா வகையிலுமே அந்த மாணவருக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆசிரியர்களுட பணி சுமையும் கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில குறையும் இல்லயா?
ஆமாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, 2 வது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளியில இருந்து நம்ம வந்து ஒரு கல்லூரிக்கு போறோம்
ம்.
லட்சியத்துக்கு வந்து நெருக்கமா இருக்குன்னு சொல்ட்டு, ஒரு பெற்றோருக்கும் தெரியிது இல்ல. அந்த ஆ பள்ளியில இருக்க ஆசிரியருக்கும் பெரிய அளவுக்கு தெரியிறது இல்லைங்க. என்னுடைய காலகட்டத்தில நான் சொல்றேன்.
அப்பிடியா?
ஆமாங்க.
எத வச்சு சொல்றீங்க? விளக்கமா சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து, நான் படிப்ப முடிச்சது பார்த்தீங்கன்னா, கல்லூரி அதாவது பள்ளி படிப்பு முடிச்சு, கல்லூரி ப படிப்புக்கு வந்து நான் தபால் வழிய படிக்க ஆரம்பிச்சேங்க.
சரி, சரி.
அதோட விளைவுகள் எனக்கு அன்னக்கி தெரியலைங்க. படிப்புன்னா, எந்த வழியில எடுத்தாலும் படிப்பு, படிப்புதாங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க.
அஹம். சரி, சரி.
ஆனா, நெஜத்தில போய் பார்த்தீங்கனா, உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்காக நீங்க போனீங்கனா, நீங்க வந்து தபால் மொழி கல்வினா, நீங்க வந்து ஏதோ பெரிசா படிக்காதமாரி தான் அவுங்க வந்து பார்ப்பாங்க. உங்க அறிவ பார்க்கிறதற்கு முன்னாடி இத தான் பார்ப்பாங்க.
ம். அஹ்ம்! சரியா சொன்னீங்க, ஆ, ஆ.
போட்டிக்குள்ளேயே உங்களை வந்து உ உள்ளேயே விடமாட்டாங்க.
ஆ, ஆ, ஆ, நீங்க அறிவா இருக்கீங்களா? அந்த வேலைய செய்வீங்களா? மாட்டீங்களான்லாம் அப்புறம் தான், முதல்ல அந்த கல்வி இதுலயே உங்கள கழிச்சிருவாங்கங்கிறீங்க.
ஆமா. 2 வது ஒப்பீடு அங்க வைக்கிறாங்க.
ம், அ.
இது வந்து மிக தவறுங்க. அதனால எனக்கு என்னனு பார்த்தீங்கனா, நான் வந்து எந்த- எந்த பெரிய நிறுவனத்திலும் நான் போய் வேலை செய்றத்துக்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டதுங்க.
ஓ! சரி, சரி. ஆ.
ஆனா, இதில எனக்கு என்ன ஒரு லாபம்னு பார்த்தீங்கனா, நான் சொந்த நிறுவனத்தையோ! இல்ல சொந்தமாவோ! வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய லாபமா மாறிச்சுங்க.
ஓ! அந்த ஒப்பிட்டளவில உங்கள வந்து அங்க ஏதோ ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, உங்கள வந்து சுயமாவே வேலை செய்யிற அளவுக்கு உங்கள தயார் படுத்திருச்சு இல்லயா! அருமையா சொன்னீங்க, நீங்க என்ன அப்படி? என்ன தபால் வழியா என்ன கல்வி கற்றீங்க? என்ன உங்களுக்கு இப்ப மறுக்கப்படுது வாய்ப்பு?
ஆமாங்க. இப்ப வந்து இப்ப இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கனா வந்து, இந்த பி-பி-ஓ இந்த மாதிரி சாதாரண ஒரு நிறுவனத்தில வேலை செய்றதுக்கு பார்த்தீங்கனா, அது படிப்பு வந்து உங்களுக்கு பி-காம் இருந்தா போதும், இல்ல வெறும் பிளஸ் டூ வோ இருந்தா கூட படிப்பு, கல்லூரி படிப்பே தேவையில்ல, பள்ளி படிப்பே போதும், அவுங்க வேலைக்கு.
ஆமா, நிச்சயமா, கரெக்ட்டா சொன்னீங்க.
ஏனா, அது வந்து அவுங்க சொல்லி கொடுத்தத, திரும்ப, திரும்ப செய்றது தான்.
நீங்க என்ன படிச்சீங்க அடிப்படையில?
நான் வந்து பி-காம் படிச்சேங்க.
சரி, சரி. ஆ.
பி.காம். அப்புறம் எம்.பி.ஏ. 2மே வந்து பாத்தீங்கன்னா, தபால் வழியால தான் படிச்சேன்.
சரி, சரி. ஆ.
ஆனா, அவுங்களுக்கு வந்து தபால் வழிப் பயி ப்ப படிச்சவங்களுக்கு வந்து, இங்க நாங்க வாய்ப்பு அளிக்க மாட்டோம்ன்னு சொல்ட்டு, அந்த நிறுவனத்துக்கு வந்து உள்ளே நுழைய அந்த இன்டர்வியூம்பாங்க அந்த எடத்துக்கே வந்து என்னய உள்ள உடளிங்க.
ஆஹம். அப்புறம் நீ நீங்க வந்து என்ன மாதிரியான, ஒரு புதிய தொழில் எதாவது செஞ்சீங்களா? தொடங்குனீங்களா?
அதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, இது பெரிய நிறுவனத்திலனால உள்ள போக முடியலங்க. சரி சிறிய சிறிய நிறுவனத்தில வந்து நம்ப பயணிக்கலாம்ன்னு சொல்லிட்டு, சிறிய நிறுவனத்தில, 1க்கு 2 நிறுவனத்தில நான் பயணிக்க ஆரம்பிச்சேன்ங்க.
சரி சரி சரி. ஆ.
அந்த பயணம் வந்து எனக்கு வந்து அந்த தொழில பத்தி, ஒரு அடிப்படை அறிவு எனக்கு குடுத்ததுங்க. அந்த அடிப்படை அறிவ வச்சு, நான் சரி நம்ம சொந்தமா செய்யலாம்ன்னு சொல்லிட்டு, அப்படி நான் ஆரம்பிச்சேன். ஒரு எதோ 1 கணினிய வச்சு, அப்படி வச்சு ஆரம்பிச்சதில எனக்கு வந்து வெற்றி கிடைக்க, அத தொடர்ந்து நான் பயணிக்க ஆரம்பிச்சுட்டேங்க.
ம்ஹ்ம். ஆஹம். அ இல்ல, என்ன என்ன? கணினி வச்சி, என்ன தொழில் ஆரம்பிச்சீங்க?
ஆ, கணினி வச்சு பாத்தீங்கன்னா, வந்து வெளிநாட்டில வந்து இருக்கிற நிறுவனத்துக்கு வந்து, அவுங்களுக்கு ஒ ஆனா வேல என்ன மாரியான வேலைகள்லாம் நம்ம இங்க இருந்து செய்ய முடியுமோ, அந்த மாரியான வேலையெல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சேங்க.
ஓ! சரி சரி. அது எந்த எதாவது அதுக்கு தனியா, வேற ஏதாவது இணையதளம் வாயிலாகவா? இல்ல நேரடியாகவே நீங்க எப்படி அத தொடர்பு கொண்டீங்க, அவங்கள?
அது க கணினி வாயிலா தான் நம்ப பண்ணனும். அதாவது, வந்து ஆன்லைன் சொல்வாங்கல்ல, அது மூலமா இந்த internetயும் பயன்படுத்தி நான் எடுத்துட்டேங்க.
இல்ல இன்டர்நெட்ட பயன்படுத்தி, ஏதாவது ஒரு உங்களுக்கு நேரடியா அங்க உள்ளவங்கள தொடர்பு கொள்றதுக்கு, அதுக்குன்னு தனி வெப்சைட் எல்லாம் இருக்கும், இல்லயா? அதன் வழியா அதன் மூலியமாவா?
ஆமாங்க. ஆமாங்க.
செரி, செரி. இப்ப அந்த தொழில் தான் முழுமையா செஞ்சுகிட்டு இருக்கீங்களா?
ஆமாங்க.
செரி, செரி. அது நீங்க இப்ப எப்டி? ஒரு நிறுவனமாவே மாத்திட்டீங்களா?
ஆ, நிறுவனமா நான் மாத்துறதக்கு முயற்சி பண்ணேங்க. ஆனா, அது பெரிய அளவுக்கு கை குடுக்கலங்க. அதுனால நான் வந்து தனியாவே நின்னு பண்ணிட்டு இப்ப இதுலேருந்து இன்னுமும், அடுத்த கட்டத்துக்கு வந்து, நான், சொல்லப்போனா, நான் வந்து பாத்தீங்கன்னா, வந்து நண்பர்கள் எல்லாம் சேர்த்து தான், இந்த தொழில வந்து பெரிய அளவுக்கு மாத்தலாம்னு, முடிவு பண்ணி செஞ்சேங்க. ஆனா, அது எனக்கு போதியளவு வெற்றி கெடைக்கல.
செரி, செரி. ம்ஹ்ம்.
அதுனால செரி, "நண்பர்களோட சேர்ந்து செய்தறதுக்கான தொழில் இது அல்ல. நம்ப வந்து தனியாவே இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம்." அப்டீன்னு சொல்லி முடிவு பண்ணி, அதுக்கான அ ஆரம்ப கட்டத்துல இப்ப இருக்குறேங்க.
ம். நல்லது, நல்லது. இப்ப இந்த தொழிலும் நீங்க தனியாவே செஞ்சிட்டு இருக்கீங்க.
ஆமாங்க.
சிறப்பு! ஆ, இப்ப நீங்க வந்து, இது எல்லாமே ஒரு ஒப்பீட்டு அளவுல, உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதன் காரணமா உங்களுக்கு கிடைச்ச, ஆ வெற்றின்னு நீங்க கருதுறீங்களா?
ஆமாங்க, கண்டிப்பா.
செரி, செரி. இதேபோல
ஒரு ஒரு ஒப்பீட்டு சொல்லுங்க.
உங்களுக்கு வந்து ம் சொல்லுங்க. இதேபோல வேற, உங்களுக்கு இந்த <tsk> அதாவது, ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா, கூட வேல கிடைச்சா கூட, அங்க சிறிய அளவுல அந்த வேலை அந்த வேல அதுக்கு உண்டான சம்பளம் அப்படித்தான் போயிருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு பெரிய சுதந்திரம், நீங்க விரும்பிய வேலைய செய்யலாம். அப்படி ஒரு உ உ நிலைமை வந்துருக்கு, உங்களுக்கு. அதை எப்பிடி பாக்கிறீங்க?
அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். என்ன ஒரே ஒரு பிரச்சனன்னு பாத்தீங்கன்னா இதுல, நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்மளோட விருப்பப்பட்டு நம்ம வந்து ஒரு தேடுதலோட இது கெடச்சிருக்கனால, இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா தெரியும். ஆனா, வந்து இதுக்கான உதவி வந்து யார்ட்டயாச்சும் கெடைக்குமான்னு நம்ம பார்க்கும்போது, அது மறுக்கப்பட்ட க காரணம் ஒரு, ஒரு காலகட்டத்துல மறுக்கப்படும்போது, அது வந்து நம்மளுக்கு ஒரு வலிய குடுக்கும். அதுக்கு காரணம் வந்து அடிப்படை காரணமே ஒப்பீடு தான் அப்பிடிங்கம்போது, நம்மனால அத ஏத்துக்க முடியறதில்லங்க.
சரி, சரி, சரி. புரியுது. உங்களுடைய வலிகளும், வேதனையும் அந்த இதுல ஒரு ஒப்பீடு செஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படக்கூடிய அந்த சூழல், அதெல்லாம் எனக்கு ரொம்ப அழகாவே புரியுது. உங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து புரிஞ்சு கொள்ளுறேன். ஆ நெறைய அழகா சொன்னீங்க, ஒப்பீடு எங்கெங்கலாம் நடக்குது? அது பள்ளியில நடக்குது, ஒரு வேலை வாய்ப்புக்கு போறப்ப நடக்குது. அந்த ஒப்பீடு வந்து சரியான முறையில நேர்மறையா இல்லாம, அ அது பிறரோட அந்த உயர்வையும், ஏற்றத்தையும் பாதிக்கக்கூடிய அளவுல இருக்கு; அப்பிடிங்குற விஷயத்தல்லாம் ரொம்ப அழகாவே அனுபவபூர்வமா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட உரையாடியது மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.
எனக்கும் உங்களோட உரையாடினது ரொம்ப, ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. மிக்க நன்றி.